ஆ ஒரு சிக்கல்ல.
ஆ வீடியோவா எடுத்து, ம் கரெக்ட்டா அப்டியே ஒவ்வொருத்தவங்களுக்கா, அப்டியே இந்த மாரி வந்துகிட்டே இருக்குதாம். அது 3 பேர் வந்து வந்ததுக்கப்புறம், அப்புறம், எல்லாமே வந்து பகிர்ந்துகிட்டாங்க. இந்த மாரி வருது. நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. ஏதாவது தெரியாத 1 நம்பர் வந்துச்சுனா, அது வந்து யாருமே இந்த வீடியோ கால் வந்து எடுக்காதீங்க. அது வந்து விபரீதமா
அதுக்கப்புறம், எப்டி வந்து அது இது பண்ணாங்க? எப்டி வந்து இது அந்த மார்ஃபிங் பண்ண கேங்க்க கண்டுபுடிச்சிட்டாங்களா?
கண்டுபுடிக்கல. அது போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா, இந்த இவுங்க இழுத்துக்கிட்டே தானே போவாங்க. அதுக்கான ஒரு விடை கெடைக்கலைன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம்
புகாரு குடுத்தாங்களா? ஓ, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. போலீஸ விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு சைபர் கிரைம் பக்கம் போனோம்னா, கொஞ்சம் விடை வந்து கொஞ்சம் ஈசியா கெடைக்கும்.
ம். அது
அந்த மாதிரி முயற்சி பண்ணிருந்திருக்கலாம்.
ஆமா. அவங்க மேற்கொண்ட்ருக்கலாம் தான். ஆனா, அ அதுக்கு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நானும் பேசல. ஏன்னா, இது தம்பி மூலியமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. "என்னாடா இது! பெண்களுக்கு தான் இந்த மாரி நடக்கும். ஆண்கள் கூட இப்போ ஒரு ஃச் சேஃப்புன்ற ஒன்றே இல்லாம போயிடுச்சே!"அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. <snorts> அந்த பசங்கள்ட்டயும் பேசினோம். ஆ எல்லாமே வந்து ஒரே தெருக்கள்ல வெளையாண்டுட்டு இருக்க மாரி, அந்த மாரி இதுதான். பழக்கம்லாம் இருக்கு. அப்ப பேசின மாரி, "இந்த மாரி திடீர்ன்ட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்டீன்னொன்னே அவங்க அம்மா, அப்பாகிட்டலாம் சொல்லிட்டாங்க போலருக்கு. இப்போ எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு, அ அதுவும் ஒரே நேரத்துல பாருங்க. நடந்திருக்குங்க. இது எல்லாத்து இந்த ப தெருவுக்கே!
சரி. அஹ. அதுவும் உண்மைதாங்க. சரி. ஓ! அப்டியா? ஆ அதுதான். அதுதான். அதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்திருந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆ ஒரே ஒரே
அது அவங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸ்ல, நம்பர்லாம் போயிருக்கும்ல, ஒருத்தவங்களோட ஃபோன்ல இருந்தாலே?
ஆமாமா.
ஆ அது மூலியமா அப்டியே 1 1ணா, தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து இந்த இதாயிடுச்சு. 3 பசங்களுக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம், எல்லாமே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, ஃபோனே மாத்தின்ற மாரி தான், எனக்கு தோணுது. என்னான்னு சரியா தெரியல. அதுக்கப்புறம் அந்த போலீஸு இந்த மாரி கம்ப்ளைண்ட்
கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா வந்து சொல்றதுலருந்தே தெரியுது. அது வந்து ரொம்ப சிக்கலா போய் விட்ருக்கு. அப்டிங்கிறது, நீங்க சொல்றதிலருந்தே தெரியுது. இந்த ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி தவறுலாம் நடக்குது. இதெல்லாம் எப்பிடி சமாளிக்கிறதுன்னு பத்தி என்ட்ட அழகா வந்து சொன்னீங்க. அதுவும் உங்க தம்பிக்கு நடந்ததாகட்டும், இல்ல வந்து, உங்க தோழிக்கு நடந்ததாகட்டும், என்கிட்ட அழகா சொன்னீங்க. உங்க கிட்ட பேசுனதில ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.